ஓ! சூப்பர்ங்க.
"நம்ம அ அவங்க இப்படி பேசுறோம்னு இருந்துட்டோமே. இனி நாம இருக்கறதுல அவங்க வாய் அடைச்சு போ வாய் எதுக்கும் இருக்கிற தொறக்கவே கூடாது. அந்த அளவுக்கு நாம இருந்து காட்டணும்," அப்படின்னு சொல்லிக் கொடுத்தாங்க. எனக்கு ரொம்பவுமே பயனுள்ளதா இருந்துச்சுங்க. அதுதான் எனக்கு ஒரு மொட்டிவேஷனா இருக்குங்க, இப்ப வரைக்கும்.
ம். <laughs> சரிங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க. தோல்வியிலிருந்து எப்படி க என்னன்ன விஷயங்களை நீங்கக் கத்துக்கிட்டீங்க? யாரெல்லாம் நம்பலாம்? யாரை நம்பக் கூடாது? ஆன்லைன் கேம் எப்படி உங்க மார்க்க கம்மி பண்ணுச்சு? எல்லாத்தையும் ரொம்ப அழகா சொன்னீங்க. அ உங்க நேரத்திற்கு நன்றி! உங்களிடம் பேசியதில் மிக்க மகிழ்ச்சி.
<laughs> உங்க கூட பேசுனது ரொம்ப சந்தோஷங்க. உங்க நேரத்துக்காக நன்றி.

அ. அந்த ட்ராகன் படத்துல அவர் சொல்வார் தெரியுங்களா? அந்தப் பொண்ணோடய கணவருக்கு வந்து, இத்தன லட்சம் சம்பளம்னா, எனக்கு அத விட 1 ரூபா அதிகமா சம்பளம் வேணும். அந்த மாதிரி ஒரு வெறி வருங்க.
<chuckles> <laughs> ஓ. விதை சாதனை ஆனு ஆகிச்சா இல்ல இன்னும் சாதிக்க
படிச்சிட்டுருக்கேன்.
சூப்பர், சூப்பருங்க. இப்போ அந் அந்த மாரி நீங்கத் தோல்வி வந்து சந்திக்கும்போது, குடும்ப உறவுகள்லாம் உங்கள எப்படி பார்த்தாங்க? நண்பர்களா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், உங்களுக்கு உதவி பண்ண வந்தாங்களா? இல்ல அவங்க வந்துட்டு, நீ எப்பவுமே இப்படி தான். உனக்கு எப்பவுமே இப்படி தான் ஆகும். நீ இந்த உனக்கு இன்னும் நிறைய கிடைக்கணும், அப்படின்ற மாரி, ஒரு மாரி வெறுப்பா பேசுனாங்களா? இல்ல ஆறுதல் வார்த்தை கூறுனாங்களா?
அதுக்கான ம். <clears throat> ஆறுதல் வார்த்தை கூறுனவங்க வந்து ரொம்ப கம்மிதாங்க. அதாவது அந்த ஆறுதல் வார்த்தை கூறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, எனக்கு அவங்க கூட ரொம்ப டிஸ்டண்ஸா இருக்க மாரி இருக்கும். <smacks lips> நெருங்கி இருக்கவங்க எல்லாருமே ரொம்பவுமே திட்டுனாங்க.
ஓ. ஓஹோ. சரி, சரி. ம் ம்ஹ்ம்.
இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு, நான் வந்து மார்க் கம்மியாயிடுச்சுன்னு வையுங்களேன். இப்போ நான் வந்து நான் பேருந்துல போயிட்டு இருக்கேன். யாரோ ஒருத்தர் அப்படி சொல்றாங்க. மார்க் கம்மியா ஆயிடுச்சு அப்படின்னா, சரி விடுங்க பாத்துக்கலாம். அவ்ளோ தான் அவங்க சொல்லுவாங்க. ம்ஹ்ம். அதே நெருக்கமா இருக்கவங்க, அது முக்கியமா அந்தச் சொந்தக்காரங்கள சொல்ல வாங்க வேணும். எப்பாடா, யார வாயில போட்டு அரைக்கலாம்னு உக்காந்துகிட்டுருப்பா. கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க. அதும் மார்க் கம்மியாயிடுச்சுன்னு தெரிஞ்சவுடனே, ஓ, இதே என்ன அந்தப் பள்ளிக்கூடத்துல படிச்சு நீ மார்க் கம்மியா? விழுந்து விழுந்து படிச்சிட்டுடா, காலையில போகாம உட்கார்ந்து படிச்சிட்டு இருந்தியாடா? காலையில 6 மணிக்கே எந்திருச்சு கிளம்பி போனியாடா பள்ளிக்கூடத்துக்கு போறேன்னு போனியாடா? ஐயோ, ஐயையோ. எங்க அம்மா, அப்பா ஆல்ரெடி கோவத்துல இருக்காங்க, நான் மார்க் கம்மி ஆயிட்டேன்னு. அதான் சொன்னேன்லங்க, என் என் மேல எதிர்பார்ப்பு அவங்களுக்கு ரொம்ப அதிகன்னு.
சரி. அவ்ளோ தான். ம். <laughs> சொந்தக்காரங்கள சொந்தம்ன்னு நம்ம சொல்லவே கூடாதுங்க நம்ம ம், ம். ம். ம். <laughs> அச்சச்சோ. <laughs> ஆமா. அதிகம். கண்டிப்பா. இப்போ
எ இவங்க எரியிற நெருப்புல எண்ணெய தூக்கி உ ஊத்திவிட்ட மாரி பயங்கரமா பத்தி வுட்டாங்க.
நான் இப்ப சொல்ல வந் ம். நான் இப்ப சொல்ல வந்தேன், நீங்களே சொல்லிட்டீங்க. இப்போ, தோல்வி வந்து சந்திக்கும்போது, உங்களுக்கு யார்கிட்ட போய் அத பகிர்ந்துக்கணும்னு தோணும். நான் இத கத்துக்கிட்டம்ப்பா. இந்த மாரி ஒரு தோல்வி அடைஞ்சுட்டேன் தான், இதக் கத்துக்கிட்டேன் அப்படின்னு உங்களுக்கு 1 ஞாபகத்துக்கு வரது யாரா இருக்கும்?
<laughs> <sniffs> என்னுடைய தோழி ஒருத்தங்க இருக்காங்க. ரொம்ப நெருக்கமான தோழி. அவங்கள்ட்டதாங்க இதைப் பத்தி எல்லாம் சொல்லுவேன். எனக்கு அவங்க என்ட்ட எனக்குச் சொல்லிக் கொடுத்த ஒரு முக்கியமான பாடம் என்னன்னா, இப்போ நா நான் என்ன போய் ஃபீல் பண்ணேன், எனக்கு யாருமே ஆதரவா பேசவே இல்ல. ஆறுதல எனக்கு எதுவுமே சொல்லல அப்படி சொல்லி சொன்னேன்.
ஓ, சூப்பர். ம். சரிங்க. ம். ம், ம்.
அப்ப அவங்க எனக்குச் சொல்லிக் கொடுத்த ஒரு பாடம் எனக்கு இப்ப வரைக்குமே வ யூஸ்ஃபுல்லா இருக்கு. என்னன்னா, ஒருத்தன் உன்னைய வந்து அவமானப்படுத்துறான், தக் தா த தரகுறைவா பேசுறான் அப்படின்னா, அத விட பெரிய மொட்டிவேஷன் எதுவுமே இருக்காது.
ம். ஓ.